"உணவு" அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப ரம்மியமா, சுகமா எப்படி மனசுக்கு நிறைஞ்ச ஒரு வார்த்தைங்க. அதிலேயும் வந்து அத செய்யும்போதோ இல்ல அந்த ஒரு ஒரு வாசனை வருதுல்லயா, அதிலேயே நம்ம வந்து மயங்கி போய்ட்டு அந்த உணவு மேல ஒரு பைத்தியம் ஆகியிடும். ஒரு உதாரணத்திற்கு சொல்லனும்னா அந்த பிரியாணி.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா.
இல்ல அந்தக் குருமா.
கண்டிப்பா. <laughs> நிச்சயமா.
அந்த மாதிரில்லாம் இருக்குது இல்லைங்களா? இல்ல உண்மையிலேயே அந்த வாசனைக்கு தான்ங்க நம்ம சாப்பிட்றோம். அதே கறிய வெறும்ன கொடுத்தா சாப்பிட மாட்டோம், வேக வச்சுக்கொடுத்தா.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா, சரியா சொன்னீங்க.
அந்த மசாலால்லாம் போட்டு அந்த வாசத்தோடு இருக்கும்போது அது வந்து அதோட உணர்வு வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கான உணர்வுகள், அதைப் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது ஒவ்வொரு உணவு உணவுக்கும் ஒவ்வொரு உணர்வு வாசனையெல்லாம் இருக்கு. எப்படின்னா இப்போ நமக்கு ஒரு அட்டவணை போட்டு தான் நம்ம வீட்லல்லாம் செய்வோம். அ ஏன்னா வீட்ல வந்து நம்ம வேலைக்கும் போணும், பசங்கள ஸ்கூலுக்கும் அனுப்பணும், அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அடுத்த, அடுத்த நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு இல்லையா? அதனால அட்டவணை போடாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. அ அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல மனைவி என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க, "என்ன செய்றது நாளைக்கு?" அப்படின்னுவாங்க. "என்ன செய்றதுன்னா?" அப்படீனா சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. உண்மதாங்க. ஆனா வந்து எக் அ அட்டவணை வந்து, உணவுக்கு அட்டவணையா? அப்படீன்ற மாரி தான் நான் யோசிக்கிறேன்.
நான் சொல்றேன், நானு. ஆனா அட்டவணை அப்படின்னா எந்த மாதிரியான அட்டவணைனு நான் சொல்றேன் நானு. எப்படினா காலை உணவு எப்பவுமே வந்து இட்லி இல்ல தோசை அந்த மாரி தான் இருக்கு. வெள்ளிக்கிழம ம்.
ஆ. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா. அது இத நம்ம தமிழர் பாரம்பரியத்தில அப்படி தான் இருக்குனு வச்சிக்கீங்களேன். இன் இந்த இன்னைக்கு தேதிக்கு ஈசியே அதான்.
ஆமா. ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க. இப்போ எப்படின்னா நம்ம அந்த திங்கட்கிழமைகள்ல வந்து காலையில ஒரு சட்னி செய்றோம். அத என்ன பண்ணுவோம். கொஞ்ச சட்னி எடுத்து வச்சுப்போம் நாங்க. அடுத்து அந்த சட்னி அப்படியே சாயங்காலத்துக்கு தோசை தோசைக்கு வந்து வந்துரும். சரிங்களா.
ஆமாங்க. ஆஹா. ஆஹா. ஆமாங்க.
அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து சாம்பார் செய்வோ. செவ்வாய்க்கிழம சாம்பார். எங்க எங்க வீட்ல எப்படினா அட்டவணை பிரகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளி சாம்பார் சரிங்களா.
ஆஹா. ஓ!
ஆமா. செவ்வாய்கிழம வந்து இட்லி மாவு எப்படி இருக்குன்னு பாத்துப்போம். வெயில் காலம்னா வந்து இட்லி வந்து சுட முடியாது. ஏனா, திங்ககிழமை வந்து ரொம்ப புளிச்சுரும். ரொம்ப தண்ணியாயிரும். அதனால என்ன பண்ணுவோம். தோசையே செஞ்சுருவோம் நாங்க. ஆ தோச செஞ்சுட்டு சாம்பார் இருக்கு. அந்த சாம்பார் மறுபடியு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். சாயங் நைட்க்கு என்ன பண்ணுவோனா, பொங்கல் செய்வோம் நாங்க. வெண் பொங்கல் செய்வோம். சரிங்களா.
தோசையா வர முடியாம. புளிச்சு போய்டும் ரொம்ப. ஆமாங்க, ஆமாங்க. ஆஹா. புரியுதுங்க, புரியுது. அதுக்கு அந்த சாம்பாரே வந்து ஓடிடும்.
அந்த பொங்கலுக்கு ஆமா, அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பொங்கலுக்கு இந்த சாம்பார் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். <laughs> சரீங்களா! அது, அது வேக வச்சதுக்கப்பறம் குக்கர ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. நான் என்ன சொல்லுவேன், "சிம்னி ஆஃப் பண்ணி வச்சிரு" அப்டீன்றுவேன்.
ஆமாங்க, ஆமாங்க. அ உண்மைதான். ஒரு வாசம் ஒண்ணு வரும். ஆமாங்க.
சிம்னி ஆஃப் பண்ணா தான் வாசன வீட்டுக்குள்ள இருக்கும். இல்லாட்டி சிம்னி உறிஞ்சிரும். <laughs>
அது கரெக்ட். நாங்க சிம்னி எல்லாம் யூஸ் பண்றதில்லீங்க.
<laughs> என்னன்னா வந்து, இந்த வாடக வீட்ல இருந்தா, அந்த சிம்னி யூஸ் பண்ணல அப்டீன்னா மேல போயி ஒட்டிக்கும். இது ஃபுல்லா எண்ணெய் பசையா ஒட்டும். அத க்ளீன் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு எ அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு நம்ம மாச மாசம் இல்ல வார வாரம்லாம் பண்ண முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம் நம்ம. அது பண்ணாலே அது ரொம்ப அதிகம்.
ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கு செலவு பண்றதுக்கு இந்த சிம்னியே போட்டு போயிட்லாம்ன்ற மாரி.
அப்பிடி, ஆமாங்க அந்த மாரி அவங்க யோசிச்சி அப்பிடி போட்டிருப்பாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவகு உணவெல்லாம் செய்றப்ப மட்டும் என்ன சொல்லுவோம், "அந்த வாசனை எனக்கு வரணும். வீட்ல இருக்கணும்". <laughs> அது வாசனை நம்மள தூண்டணும். "வா! வா! வா! என்னை சாப்புடு" அப்டீன்னு தூண்டனும். ஆமாமா.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதான் நான் சொன்னேனே, இந்த பிரியாணி இல்ல மீன் வறுக்குறது, மீன் கொழம்பு அந்த மாரி.
நிச்சயமா, அது 1 இப்ப பொங்கல் அது வந்து ரொம்ப அம்சமா இருக்குங்க. பொங்கல் அப்டீன்னு நெறைய பேருக்கு வந்து அது அந்த அளவுக்கு பிடிக்காத மாரி ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை கேட்டா என்ன சொல்லுவேன்னா, அவங்களுக்கு அந்த உணவுல எது பிடிக்குதோ அத அவங்க விட்டுட்டு மிச்சத மட்டும் பாத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் நானு. பொங்கல் அப்டீங்குறது கடைசியா பொங்கலா பாக்கக்கூடாது. நீங்க அது பொங்கல் எப்படி சமையல் ஆகுது? அது எப்படி வாசனை வருது? எப்படி மாறுது? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, டெஃபினைட்லி உங்களுக்கு பொங்கல் பிடிக்கும். பொங்கல் மாதிரி ஒரு சுவையான டிஷ் வந்து பிரியாணிய விட சுவையா இருக்கும். அத நீங்க பார்த்தீங்கன்னா அது 1
உண்மை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்க அது.
கண்டிப்பா. அதுவும் பொங்கலோட வடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாம். <laughs> சரிங்களா?
சொர்க்கம்ங்க அது. சொர்க்கம். அதுவும் சட்னி, சாம்பாரோடு வைச்சி ஓரு ஓரு அப்படி குழைச்சி அடிச்சோம்னா, ஆஹா.
நிச்சயமா. கண்டிப்பா. அ அப்பு.
நாக்குல இப்போவும் வந்து எனக்கு இப்பவே ஆரமிச்சிடுச்சி. நீங்க முடிக்குறதற்குள்ள எனக்கு வாய் புல்லா வந்து ஜொள்ளா தான் இருக்கும்னு நினைக்குறேன்.
கண்டிப்பாங்க. அது. கண்டிப்பா, நிச்சயமா, நிச்சயமா. <laughs> எனக்கு பொங்கல் அப்டீங்குறது டாப் லிஸ்ட்ல இருக்கும். என்னுடைய அந்த சாப்பாடு அப்டீங்குற அந்த உணவுங்குற அந்த லிஸ்ட் டாப் லிஸ்ட்ல இருக்கும். ரொம்ப சிறந்த உணவு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா வருது.
ஆமாங்க. இன்னைக்கும் நான் வந்து எந்த, அ உணவகத்திற்கு போனா கூட அது ராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி இந்த காலையில போறோம் இல்லியா?
சொல்லுங்க. கண்டிப்பா.
மொத இது பொங்கல் இருக்கான்னு கேட்டு, பொங்கல் தான் மொதல்ல சொல்றது. அதற்கு அப்புறம் தான் இட்லிய சொல்லுவேன்.
நிச்சயமாங்க. ஏன் அந்த பொங்கலுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. ஏன் தெரியுங்களா? 2 இட்லி ரூ. 20, 1 பொங்கல் ரூ. 30 சொல்லுவான். சரிங்களா. நான் நினைச்சேன், பொங்கல் அளவுக்கு இட்லி காசு ஆயிருச்சா? அ இல்ல, இட்லி அளவுக்கு பொங்கல் காசு ஆயிருச்சா அப்டின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க, 2 விதமா. நான் என்ன செய்வேன், ஒரு பொங்கல் சாப்ட்டா போதும், வயிறு ஃபுல் ஆயிரும். ஏன்னா 2 இட்லி சாப்ட்டா வயிறு ஃபுல்லா ஆகாது. சரிங்களா. அதனால எனக்கு 1 பொங்கல் கொடுங்க, 1 வட கொடுங்கன்றுவேன் நானு. சாப்ட்டுட்டு நல்லா ஜம்முனு வந்து நம்ம சாப்ட்டுட்ருக்கும்போ, நிம்மதியா பொங்கலையும் சாப்ட்ட மாரி இருக்கும், மகிழ்ச்சியா வடையும் சாப்ட்ட மாரி இருக்கும், பசியும் ஆருன மாரி இருக்கும். ஆனா இந்த இட்லில இருக்கிற பிரச்சன என்னான்னா
ஆமாங்க. ஓ! அப் அ. ஆமாங்க. ஓ! கரெக்ட். அது அது ஒரு அது ஒரு உண்மையான விஷயம்.
2 இட்லி பத்தவே பத்தாது. 1 தோச, அதுவும் பத்தாது. ஏன்னா தோசை வந்து அப்டியே அப்பளம் மாரி வரும். அதுவும் பத்தாது. சரிங்களா. அதுக்கப்புறம் 1 வட இல்லாட்டி ஒரு 2 பூரி, ஒகே ஓரளவுக்கு போதும், பத்திரும். ஆனா, மொ மொத்தத்துக்கும் வந்து பில்லு சொல்லுவான். "ரூ. 130 ஆச்சுப்பா" அப்படின்னுவான். சரி, அப்படின்னு கட்டிட்டு. ஆமா. இது முப்பது ரூவா, நாற்பது ரூவாயோட முடிஞ்சு போச்சே. முப்ப
ஆமா. இது 30 முடிஞ்சு போச்சு. <chuckles> 1 வட ஒரு பத்து ரூவா வச்சிக்கங்களேன். 40 முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சு போச்சு. இது என்னன்னா 130, 140ன்னு கேட்பான். நம்ம அதுனால வெளிய போனா பொங்கல் மட்டுமே தான். வேற எதுவுமே சாப்பிடுறது கிடையாது. <laughs>
உண்மதாங்க. நல்லது. ஏ நல்ல உ நல்ல எண்ணம். என்ன மாரியே இருக்கீங்க, அந்த விஷயத்துல. ஆனா நான் இதுக்காக ப பண்றதில்ல. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப புடிக்கும்ன்றதுக்காக பொங்கலுக்கு போவேன். அதும் அந்த பொங்கல் வடகறின்னு சொல்வாங்க இல்லையா?
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க, ஆமா.
அது அந்த காம்பினேஷன்ல செம்மையா இருக்குங்க.
நிச்சயமா. அப்டியே பொறுமையா நம்ம மதிய வேளை உணவுக்கு வரோம், சரிங்களா. மதிய வேளை உணவுல வந்து
ஆ, அதுதான் கேட்கணுனு வந்தேன். ஏனா நீங்க காலையில வச்ச சாம்பார நைட்டு சட்னி நைட்டுன்டீங்க, மதியத்துக்கு?
ஒன்ஸ் மோர். மதியத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, நாங்க அட்டவணைல எப்டி இருக்குன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து நாங்க ஒரு குழம்பு செய்வோம். ஒரு குழம்பு, ஒரு கூட்டு. அந்த குழம்பு, ஒரு கூட்டு இல்ல பொரியல் 2த்துல ஏதோ ஒண்ணு செய்வோம். இதுல என்ன காய்கறி எது வேணா போட்டுக்கலாம். செ செவ்வாய்க்கிழமை நான் சொல்லிட்டேன் இல்லிங்களா, சாம்பார். அத மதியம் காலையில செஞ்ச சாம்பார் அப்டியே மதியத்துக்கும் நாங்க வச்சுப்போம். கொஞ்சம் நெறையவே செஞ்சுருவோம், மதியத்துக்கும் வச்சுப்போம்.
ஆஹா. ஆஹ. சரி. அதனால மதியத்துக்கு, அதிலேயே சாப்பாட்டுல போட்டு சாப்புட்டறது.
அதுலேயே சாப்பட்டுருவோம் நாங்க. அதே மாரி புதன்கிழமைகள் என்ன பண்ணுவோம்னா வந்து, மதியம் வந்து பூண்டு குழம்பு இல்லாட்டி வந்து இது வெந்தய குழம்பு இல்லாட்டி சிக்கன் குழம்பு. 3த்துல ஏதோ ஒண்ணு செய்வோம். ஆமா, புளி குழம்பு கரெக்ட்டா சொன்னீங்க, புளி குழம்பு தான் அது. சரிங்களா, அது செஞ்சு அன்னைக்கு அந்த பொழுத முடிச்சுருவோம். வியாழக்கிழமை ரசம், அதோட சேர்த்து ஏதாச்சும் ஒரு கூட்டு, பொரியல் அந்த மாரி சைட் ஏதாச்சும் செஞ்சுருப்போம். வெள்ளிக்கிழமை வந்து எங்களுக்கு சிறப்பான நாள். சொல்லுங்க, சொல்லுங்க.
அஹ. அத புளிக்குழம்பு மாரியான ஒரு வ வகையறா. ம். நீ சொல்றது ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு நகைச்சுவை. இந்த மணிவண்ணன் ஒரு படத்துல சொல்வாரு, "ஏன்டா, நல்லா சாப்புட்டுட்டு ஆ ஜீரணிக்கறதுக்காக சாப்புடுறது தான்டா ரசம். அதுதான் சாப்பாடேன்னா என்னடா நியாயம்" அப்டின்பார் தெரியுமா?
சொல்லுங்க. <laughs> இல்லைங்க. ஆனா பெரும்பாலும் வீட்ல எல்லாம் வந்து அதாங்க நெலம. அ எல்லாமே
இல்ல அது தானேங்க. அ நம்ம வீட்ல நடக்கறது நிதர்சனம் வந்து உண்ம. நிதர்சனம் வந்து அத நம்ம மறுக்கவே முடியாது. இல்ல இது நீங்க சொன்ன ஒன்னே எனக்கு ஞாபகம் வந்த நகைச்சுவைய சொல்றேன்.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சியம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது உண்மதான் அது. ஆனா, இதுவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஆக்கலாம் அப்டின்னா, நம்ம எத தொட்டு சாப்ட்றோமோ அத இன்ட்ரஸ்டிங்கா மாத்திக்கலாம். சில நேரத்துல வந்து, இந்த வாழைப்பூ பொரியல்லலாம் செய்வாங்க வீட்ல ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு வாழைப்பூவே புடிக்காது. ஏன்னா ரொம்ப துவர்ப்பா இருக்கும்னு தான் எனக்கு புடிக்காது அந்த அளவுக்கு. ஆனா அந்த துவர்ப்பு போக்குறதுக்கு ஒண்ணு செய்வாங்க. அத வாழைப்பூ நல்லா சுத்தப்படுத்தி தயிர்ல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது துவரம்பருப்போ இல்ல ஏதோ பருப்புன்னு நெனைக்கிறேன். அத வந்து கொஞ்சம் ஃப்ரை இது பண்ணி அத வேக வச்சு, அத வந்து அ அத கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிட்டு, அதுக்குள்ள வந்து இந்த வாழைப்பூவ போட்டு ஒரு மாதிரி பொரியல் மாதிரி செய்வாங்க. அதாவது அந்த உவர்ப்புங்கிற டேஸ்ட் இருக்காது. ஆமா, உசிலி மாதிரி செய்வாங்க. சரியா சொன்னீங்க. உசிலி மாதிரி செய்வாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த வாழைப்பூ செய்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆமாங்க. உண்மை உண்மை. ஆஹா! ம்ஹூம். ஆஹ. ஆஹ. கடல பருப்பு. புரியுதுங்க புரியுது. அதாவது அ பருப்பு சுளின்னு சொல்லுவாங்க அத. புரியுதுங்க புரியுது.
இது செய்வாங்க. உருளைக்கெழங்குல நெறைய வெரைய்ட்டி செய்வாங்க வீட்ல. அது ரசம்ங்கிறத விட அத மிஞ்சி இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்ட்றதுக்குனே அத சாப்பிடணும்ங்கிற மாரி இருக்கும்.ரொம்ப நல்லா இருக்கும்.
புரியிதுங்க.
ஆ. அது அப்பறம் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல எப்டீன்னா, எங்க வீட்ல வந்து சிறப்பான நாள். எப்பவுமே வெரைட்டி ரைஸ் தான். லெமன் ரைஸ் இல்லாட்டி வந்து ம மஷ்ரூம் பிரியாணி, இல்லாட்டி தக்காளி சாதம். 3துல ஏதோ ஒண்ணு செய்வோம். மஷ்ரூம் பிரியாணி, தக்காளி சாதம் செய்யுறப்போ சாம்பார் செய்ய மாட்டோம். லெமன் ரைஸ் செய்யுறப்போ சாம்பார் செய்வோம். லெமன் ரைஸ் வந்து காலையிலேயும், மதியமும் லெமன் ரைஸ்லேயே முடிஞ்சிடும். சாயங்காலம் மட்டும் அது நம்ப வீட்ல இட்லி மாவு இருக்கு இல்ல, வீட்ல ஏதாவது சப்பாத்தி மாவு இருக்குனா, அத போட்டு நம்ப சமாளிச்சுப்போம். ஏன்னா, அடுத்த நாள் வந்து நமக்கு லீவ் தான? சனிக்கிழமை லீவ் தான? அப்டீங்குறதுனால. அப்டியே கரை ஏறிட்டோம் சனிக்கிழமைக்கு. <laughs> ஆமா, ஆமா. அப்டியே வந்து சனிக்கிழமை வந்து ஏதாச்சும் இதுதான் செய்யணுங்குறதெல்லாம் இல்ல, எத வேணா செய்வோம் நாங்க. செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம்னா, அ ஏதோ சிக்கனோ இல்ல மட்டனோ செய்வோம். மட்டன்ல வந்து மட்டன்ல ஒண்ணு செய்வோங்க. அது மட்டன் ஒரு ஒரு 300கிராம் நாங்க வாங்கிட்டு, ஒரு க சாஃப்ட்டான கறி பீஸு. அத தொடக்கறியா வாங்காம கழுத்து கறியும், நெஞ்சு கறியும் சேர்த்து வாங்கிட்டு, கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து வாங்கிட்டு நல்லா அறுத்து போட்டுட்டு, இந்த இளநீ இருக்கு பாத்தீங்களா? இளநீத் தேங்கா.
ஆஹ. ஆஹ. புரியுதுங்க. ஆஹா! புரியுதுங்க, புரியுதுங்க. அ. அதான் ஓடிப்போச்சி. நாட்கள் ஓடிச்சி. ஆ. புரியுதுங்க. ஆ ஏ அசைவம் ஒண்ணு. ஆஹா. ஆஹஹ புரியுதுங்க. ஆஹா. ஆஹ. ஆமா.
அந்த தேங்காய் மட்டும் எடுத்துட்டு அ அந்த தோசப்பதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மே ஆமா வழுக்கைக்கு மேலே தோசைப்பதம் மாரி ஒண்ணு இருக்கும். தோச மாரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற தேங்காய நறுக்கி போட்டுட்டு, கொஞ்ச வெங்காயத்த நறுக்கி போட்டுட்டு, ஒரு 2, 3 பட்ட மொளகா போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு அப்புற கொஞ்சம் சீரகம் சரிங்களா? போட்டு கொஞ்ச தண்ணீ ஊத்தி நல்லா ஒரு 4 விசில் விட்றணும்.
வழுக்கன்னு சொல்லுவாங்களே? ஆமா. ஆமா. ஆஹா. ஆஹ. ஆஹ. ஆ. சரிங்க.
விட்டுட்டு அதுக்கு அப்புற ஓப்பன் பண்ணி நீங்க வந்து தண்ணீய சுண்ட வச்சிடுங்க.
ஆஹா.
அத நீங்க சாப்ட்டு பாருங்க, எண்ணெய் இல்ல, ஒண்ணுமே இல்ல ஒரு மசாலாவு இல்ல. ஆனா டேஸ்ட் மட்டும் அட்டகாசமா இருக்கும்.
காரம் இருக்குமா?
நீங்க பட்ட மிளகா போடுறீங்களா? பட்டை மிளகா போடுறீங்க, மிளகும் கொஞ்ச போட்டுக்கலாம். தட்டி போட்டுக்கலாம் மிளகும்.
ஓ! ஓ! அந்த காரத்துக்கு.
ஆமா காரத்துக்கு. அ ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர்ரா இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா? அஸ்
ஆஹா. சரிங்க. அது எதுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இது?
இத நீங்க வந்து அ அ புளி கொழம்புக்கு சாப்ட்லாம். அப்புறம் வந்து நீங்க ரசத்துக்கு சாப்ட்லாம். புளிக்கொழம்பு இந்த ஆ வெந்தயக் கொழம்பு, புளிக்கொழம்பு, அப்புறம் வந்து பூண்டு கொழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர்ரா இருக்கும்.
ஆஹா. புரியுதுங்க, புரியுது.
அதுவும் வந்து இன்னொரு வெரைட்டி சொல்றேன் நானு. இன்னொரு காம்பினேஷன், ரொம்ப வியர்டா இருக்கும். இந்த மட்டன் அ இது தேங்கா இந்த வறுவலையே நீங்க புளியோதரையோட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆஹ. புளியோதரையோடையா? புளியோதரையோட இந்த சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். இன்னைக்கு தாங்க முத முறையா முட்ட கூட கேள்விப்பட்டு இருக்கேங்க புளியோதரைக்கு. ஆனா, இன்னைக்கு தான் முத முறையா மட்டன் அதுவும் வேற வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல சொல்றீங்க.
ஆமா. நிச்சயமா. இதெல்லாம் நீங்க எண்ணெயே இல்லாத ஒரு மட்டன் அ வறுவல்னா இதாங்க அது. எண்ணெயே இல்லாம, ஒண்ணுமே இல்ல, எண்ணெ இல்ல, மசாலா இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும்.
ஓ! ஆஹா!
அது, குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ண உடனே, நான் எங்க இருந்தாலும், என்ன வேலை செஞ்சாலும், "ஆயிருச்சா?" அப்டீன்னு வந்து கேட்பேன் நானு வீட்ல. அ திருப்பி பாப்பாங்க. "இப்போ தான் நான் சு தொறந்துருக்குறேன். கொஞ்சம் கொதிக்கணும்ல்ல?" அப்டீன்பாங்க வீட்ல. ப ம
புரியுதுங்க. ஆஹ. அப்டி போடுங்க. இல்ல உண்மைய சொல்லணும்னு வச்சிக்கோங்களேன், நானு வந்து ஒரு காலகட்டங்கள்ல வந்து அசைவம் அ சாப்ட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கான அந்த அசைவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன், அந்த மசாலா அது தான் வந்து நமக்கு ஈர்ப்பான ஒரு விஷயமா இருந்தது. நீங்க இது சொல்றது வித்தியாசமா இருக்கு. ஆனா என்ன, இப்போ அத என்னால சாப்பிட முடியாது. நான் சாப்பட்றது இல்ல. அது ஒரு ஆன்மீக இதுனால நான் சாப்பட்றது இல்ல.
சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. அப்டீங்களா? சரி.
சாப்படக்கூடாதுனு இல்ல, நான் சாப்பட்றதில்ல. நம்பளே ஒரு இதுல.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நம்ப நம்ப இப்ப சொன்ன அந்த அதே வரிசையில நீங்க மட்டன மட்டும் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு வெறுமனே அந்த இளநீ தேங்கா, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு பட்ட மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மிளகு அடிச்சு போட்டு நீங்க விசில் விட்டு இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். அது என்னன்னா
ஆஹா. ஆஹ. ஆஹ. ஆ. ஆ அதுல சோயா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லயா? அ மீல் மேக்கர்னு சொல்வாங்களே!
அது நம்ப இஷ்டம், ஆமா. நம்ப இஷ்டம், அது போட்டுக்கலாம். அது மெ ம மட்டனுக்கு பதிலா நீங்க போட்டுக்கலாம். எப்டீன்னா அது அவ்ளோ டேஸ்டா இருக்கும், நீங்க எண்ணெயே இல்லாம நீங்க சாப்பிடுற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆ. ஆஹா. ஆ புரியுதுங்க, புரியுது, புரியுது. நான் நானு வந்து முயற்சி செஞ்சு பார்க்குறேங்க. கண்டிப்பா இத முயற்சி செஞ்சு பாப்பேன் முயற்சி செஞ்சு பாப்பேன் இத.
ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப கம்மியான வேலையில நீங்க ஒரு நல்ல ஒரு புஷ்டியான டிஷ்ஷு சாப்டலாம். நிச்சயமா.
ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட அந்த
அது அப்புறம் அந்த குக்கர் குக்கர் தொறக்குற மாதிரி, இந்த சிக்கன் வறுவலும் அதேதான். சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கும். இந்த மசாலால நீங்க சொன்ன மாதிரி மசாலாலாம் போட்டு வெந்துட்டு இருக்கும். ஒரு, இந்த மூடிய தொறப்பாங்க பாருங்க. எங்க இருந்தாலும் அப்படியே வந்துருவேன், "என்ன ஆயிருச்சா? சாப்பிட்டு முடிச்சுட்டீங்களா? நான் சாப்பிடலாமா?"
சொல்லுங்க. ஆஹ. ஆஹ. அதெல்லாம் நாங்க அத பாத்துருக்கேங்க, அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் நானு. வீட்ல செய்யலேன்னா கூட, அந்த நண்பர்கள் வீடுகளுக்கு போம்போது அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன்.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா.
அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனா. உங்க அந்த உணவினோட வாசனை, உங்க உணர்வுகள எப்படி தூண்டும்ன்றதுக்கு இந்த மட்டன்ல ஒரு ஐட்டம் புதுசா சொன்னீங்க. இந்த ரசம், புளிக்குழம்பு நெறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க.
அந்த மாதிரி இருக்கும், உணவுகல்லாம். நிச்சியமா. நிச்சியம்.
உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா பேசலாம்ங்க.
மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம். நன்றி.